ஓஹோ. அந்த அளவுக்கு வேக வைக்கணும்.
அந்த அளவுக்கு வேகவச்சாதான் ஆட்டுக்கால் பாயா வந்து நல்லாருக்கும். அதுல வந்து, நம்ம மசாலா அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், இஞ்சி, பூண்டு தனியா அரைச்சுப் போட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம், இந்த பேஸ்ட் போடுவோம். ஆனா, இதுல வந்து எப்பிடின்னா இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அ கசகசா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கரம்மசாலா இதெல்லாம் எல்லாமே ஒண்ணாவே போட்டு வதக்கிறனுங்க.
ஆமா. வதக்கி, அரைச்சு போடணும்ங்களா?
ஆமா. வதக்கி, அதுல தேங்கா கொஞ்சம் போட்டு, எல்லாமே ஒண்ணா போட்டு மிக் மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிற வேண்டியதுதான்.
ம்ஹ்ஹ்ம்.
சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, அ இதுல ஏற்கனவே நம்ம வந்து இப்ப மஞ்சள் தூள் போட்டு, நம்ம வேகவச்சிருக்கோம்மா? சோம்பு போட்டு தாளிச்சுவிட்டுட்டு இந்த நம்ம அரைச்சுப் போட்ட பேஸ்டையும் போட்டு, அதுல போட்டுட்டு அந்தக் கழண்டு வ விழுந்திருக்கு பாருங்க, அந்த ஆட்டுக்கால். அதை தூக்கி அப்பிடியே கொட்டிறணும். கொட்டுனீங்கன்னா, அது நல்லா ரொம்ப சூப்பால்லாம் இருக்காது. அப்பிடியே தள தளன்னு ஒரு மாரி நல்ல ஒரு கெட்டியா இருக்கும். ஆமா. கெட்டியா இருக்கும். அந்தக் கெட்டியோட பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்காலுடைய அந்தத் தோலு வந்து, அதோட சேர்த்து நீங்கச் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா! ஒரு ஜென்மம் ஜென் உண்மையிலேயே இந்த ஜென்மத்துக்கு அது போதுங்கிற மாரி இருக்கும், அந்த டேஸ்ட்டே!
ம்ஹ்ம். ஆஹா. கொஞ்சம் கட்டியான கிரேவி, அந்தப் பதத்துல வருங்களா? <chuckles> ஓஹோ! பிறவி பயன அடைஞ்சுட்டேன், அப்பிடீன்ற மாரியா? <laughs>
அடைஞ்ச மாரியே ஒரு ஃபீலிங். என்ன பிறவிப் பயன்? எல்லாம் சாமி கும்பிட்டு பிறவிப் பயன் நம்ம ஆட்டுக்கால் பாயா சாப்புட்டே பிறவிப் பயன் அடைஞ்சிருவோம், அந்த மாரி.
அடடா! நீங்க இப்பிடி வருணிச்சு, வருணிச்சு சொல்லும் போதுதான், என் பசிய தூண்டுறீங்க, நீங்க. யோசிச்சு பாக்குறேன், நானு ஆஹாஹாஹா.
<laughs> உண்மையிலேங்க. ஆட்டுக்கால் பாயா இந்த மாரி செஞ்சு பாருங்க. செம்மையா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மட்டன் ஊறுகாய் வந்து இப்ப இப்ப இவிங்களே சைவமா அசைவ அசைவத்துக்குதான் மாறிட்டாங்க. இப்ப சைவத்துக்கு இடமே கிடையாது. இப்ப நம்ம ஊருக்கே போனோம், அப்பிடின்னா, என்ன என்ன சொல்லுவாய்ங்க தெரியுமா? "அ அம்மா 4 நாளைக்கு நீ போறேன்னா, 4 நாளைக்கு வந்து, அந்த ஏதாவது சிக்கன்ல செஞ்சிட்டு போ. மட்டன்ல ஏதாவது செஞ்சிட்டு போ."
ஓ. சிக்கன் எப்பிடி? நம்ம இப்ப மதியம் செஞ்சாவே, நைட்டு சாப்பிடக் கூடாது, காலைல சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லுவாங்க. செஞ்ச வேளைக்கு சாப்பிடணும், அப்பிடீன்ட்டு. 4 நாளைக்கு எப்பிடி வச்சுக்கிறது, சிக்கன?
ஆமா. அந்த மாரி உள்ளவங்களுக்கு தான், இந்த மாரி ஊறுகாய் பதத்துல நம்ம செஞ்சிரலாம். இப்ப, ஊறுகாய் பதத்துல நம்ம செய்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அது ஒரு 6 மாசம் வரை கூடக் கெட்டுப்போகாது. ஆனா, நம்ம நம்ம பசங்க வீட்லதானே. நம்ம இப்ப ஏதாவது நம்ம ஒரு தொழில் பண்ணோம், அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு வச்சு, ஏதாவது நம்ம அ வச்சு குடுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு கூட, 6 மாசத்துக்கே கெட்டுப்போகாத அளவுக்கு இருக்கும்போது, நம்ம ஊருக்குப் போயிட்டு வரக்குள்ளையும், இவிங்க காலி பண்ணிருவானுங்க. ஆ, ஆமா. அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சிட்டு போயிட்டோம்னா, அந்த சிக்கன் ஊறுகாய் எப்பிடி பண்ணணும் அப்பிடின்னா, அந்த சிக்கன ஃபுல்லா என்ன பண்ணணும்னா, தண்ணியே ஊத்தாம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் ஆ நம்ம.
ஓஹோ. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆஹ. ஓஹோ. நல்லா அந்த வேக வச்சா அழுக்கு தண்ணியெல்லாம் வெளிய வந்துரும். அதுக்கப்
வெளிய ஆமா. இல்ல, தண்ணிய நல்லா உ உ சிக்கன போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு, அதை வந்து என்னன்னா, வெறும் அந்த எலும்பு இல்லாத சிக்கனா பாத்து வாங்கணும்.
ஓஹோ. ஓகே.

ஆஹா. அப்டியா.
இந்த கோழி ஈரல் வந்து அ அந்த வெறும் ஈரல் மட்டுங்க. ஒரு 1/4 கிலோ ஈரல் இருக்கும். அ வெறும் கோழி ஈரல் மட்டும் வந்து பா இந்த மாவு சத்துக்கு இந்த கொழந்தைகளுக்குலாம் குடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. அ அந்த இந்த என் கொழந்தைங்களா இருக்கும்போது, அந்த ஈரல் ரொம்ப விரும்பி சாப்படுவாங்க. அதனால ஈரல் மட்டும் 1/4 கிலோ வாங்கி, அது வந்து என்ன பண்ணுனா, நல்லாருக்குங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த ஈரல் மட்டும் என்ன பண்ணணும்னா, நல்லா நல்லா அலசி எடுத்துட்டு. அ வெறும் சின்ன வெங்காயம். ஒரு கப்பு சின்ன வெங்காயம். அ 1 எடுத்தோன்னே என்னங்க நல்லெண்ணெய் தான். இதுக்கும் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் போட்டுட்டு. வெறும் சீரகம் மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் போட்டுர்றலாம். 2 ஸ்பூன் சீரகம் போட்டு, இந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு தாளிச்சுட்டு, வர மிளகாய் பார்த்தீங்கன்னா வர மிளகாய் இந்த ஈரலுக்கு ஏத்த மாரி காரத்துக்கு வர மிளகாய் போட்டுட்டு. இதுதாங்க வேற ஒண்ணுமே இல்ல. லேசா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேற ஒண்ணுமே வேண்டாங்க. எந்த பொடியுமே சேர்க்க வேண்டாம் இத போட்டுட்டு இந்த ஈரல போட்டு நல்லா, சுருள, சுருள நல்லா வதக்கி அ சாப்பி்டீங்கன்னா இந்த கஞ்சிக்கோ, இல்ல ஒரு ரசத்துக்கோ இல்ல இந்த பே எங்க பசங்கலாம் அத வந்து வெறும் வாயிலயே எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஈரல் ரொம்ப பிடிக்கும். கொழந்தைங்க தானே அவ அவங்களுக்காக தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். உண்மையிலயே அந்த ஈரல் வந்து தனியா நீங்க செஞ்சு சாப்பிடீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்.
ம். ஓஹோ! ம். ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அருமங்க நீங்க. அதாவது இந்த இதுல ஒரு படத்தில சொல்ற மாரி பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு வச்சுருவீங்க பரவால்ல ஆட குடுத்தா, இத்தன விதமான அத வந்து செய்ய முடியும்ன்று எனக்கு இப்ப தான் தெரியுது நெஜமாவே. நான் அந்த பேர்கள்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா அது எப்படி செய்வாங்க? அப்படின்றதும் தெரியாது. சாப்ட்டும் பார்த்ததும் கெடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க பாரம்பரிய ரெசிபின்னாவே அத ஆடு பத்தினது தான். ஆடு ரிலேட்டடான ரெசிபி தான். அத எப்படி பரிமாறிக்குவீங்கன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அ உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
அந்த கோழி ஈரல் ஆமா. <laughs> ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆடுது. ஆடுதான். ம். ரொம்ப நன்றிங்க.